<laughs>
ஏனா, அந்த படம் ஏற்கனவே வெற்றி பெற்ற படத்த தான் நீங்க எடுக்கிறீங்க அப்படீன்னு சொல்லி, உதாரணத்துக்கு வந்து சங்கர் எடுத்தார். நண்பன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். விஜய வெச்சு.
சரிங்க. ஆ.
ஆமா. அந்த படம் பார்த்தீங்கனா, ஏற்கனவே வட இந்தியாவில வந்து, த் Three Idiotsன்னு சொல்லி அமீர்கான் ஆமா. அமீர்கான் நடிச்சு ஒரு பிரபலமான இயக்குனர் எடுத்த படம் தான் அது. அந்த படம் வந்து தே தமிழில வெற்றி பெற்றாலுமே பார்த்தீங்கனா, அந்த படத்தில வந்து அவருக்கு பெரிய அவருக்கு எப்படி இந்தியன் படத்தில எப்படி ஒரு பெயர் கெடச்சதோ, அதே மாரி இந்த படத்தில பெயர் கெடைக்காது.
ஆமா, ஆமா. ஞாபகம் இருக்கு. ஆமாங்க. சரியா சொன்னீங்க.
ஏனா, அது காப்பி அடிக்கப்பட்ட படம் தானே.
புரியுது, புரியுது. அதே மாதிரி தானே இங்க இந்த முன்னாபா எம்பிபிஎஸ், வசூல் ராஜா வசூல் ராஜா எம்பிபிஎஸ். ஆனா, வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஒரு வெற்றிகரமா இருந்துச்சேங்க வந்தபோது.
வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு வந்தது. ஆமா. வெற்றிகரமா இருக்குறது வேற, அந்த இயக்குனருக்கு அதனால வந்து ஒரு இன்னொரு பெரிய வாய்ப்பு கெடைக்குங்கிறது வந்து வேற.
ஓ! புரியுது.
அதாவது, அவர் பெயர சொல்லிக்கணும்னா கண்டிப்பா அவரு ஒரிஜினல்லா ஒரு படம் பண்றாருனா தான, இன்னைக்கும் வந்து இப்ப மணிரத்னம் இருக்கிறாருன்னா, அவரு அப்ப எடுத்த நாயகன் படத்தையும், தளபதி படத்தையும் பேசுறாங்க.
ஆமா.
அதே இது, அவர் ஒரு வடமொழி படத்த வந்து இங்க ரீபூட் பண்ணார் அப்படின்னா, வந்து இப்ப குருன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது வந்து ஹிந்தியில உள்ள படத்த தான் வந்து மொழி பெயர்த்து இங்க கொண்டு வந்திருந்தாரு.
சரிங்க. அ, அ.
ஆமா. அது வந்து ஒரு, ஒரு கலைஞர கலைஞரா வந்து, அவர்களுக்கு வந்து பெருசா வந்து ஒரு அங்கீகாரத்த குடுக்காது ரீபூட் படங்கள்.
ரீபூட் படங்கள். கலைஞர், அப்ப ரசிகர்களுக்கும் ரசிகர்கள் திரும்பி விரும்புறாங்க. ஆ.
ரீமேக் படங்கள், ரீமேக் படங்கள். ரசி பெரும்பாலான ரீமேக் படங்கள் வந்து, அந்த அளவுக்கு வெற்றி பெற்றது இல்ல. ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு 10 படம் எடுத்தாங்கன்னா, அதுல 2 படம் தான் வெற்றி பெரும்.